வேலை இழந்தபோது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது?
வேலை இழப்புங்குறது வந்து ஒரு கடினமான விஷயம். ஆ. ஏன்னா அதனால நமக்கு அ பொருள் அளவிலும், மனதளவிலும் பெரிய பிரச்சனைகளை மேற்கொள்ற மேற்கொள்ற மாதிரி இருக்கும்.
பொருளளவுலனா? எப்டி சொல்ல வர்றீங்க?
<smacks lips> பொருள் அளவில நமக்கு ஆ மாதம் மாதம் வரக்கூடிய வருவாய் நின்றடணும். அதனால. அ. வீட்டில வீட்டு நம்மளோட வீட்டுக்குத் தேவையான செலவுகள செய்ய முடியாது. அந்த காரணத்தினால மனதளவிலயும் நம்ம பாதிக்கப்படுவோம். அடுத்து என்னங்கிற ஒரு கேள்விக்குறி வரும் இன்னொரு வேல கெடைக்கிற வரைக்கும்.
1 1 1 மாதமும் நம்ம ஏதாவது எடுத்து வைப்போம் இல்லையா? அடுத்த மாதத்துக்கு ஏதாவது வேணும் நமக்கு. எமர்ஜென்சிங்கிறதுக்காக. ஸோ 1 மாத 1 மன்த் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நமக்கு த்ரீ மன்த் துக்கானத நம்ம சேவ் பண்ணி வச்சிருப்போம்ல? அத பத்தி.
ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. அந்த நீங்க சொல்கிறது வந்து எமர்ஜென்சி ஃபண்டு ம்பாங்க. அது வந்து நம்மகிட்ட இருந்தாலுமே வந்து. அ நம்மகிட்ட அது ஒரு சேவ் அந்த அந்த ஃபண்டை சேர்க்கிறதுக்கு ரொம்ப காலம் நம்ம கஷ்டப்பட்டுருப்போம். அப்படிங்கிற பட்சத்தில என்னன்னா. அந்த வேல இழந்தோன்னே நமக்கு மாதம் மாதம் வந்து அது 3 மாசமோ 6 மாசமா தான் இருக்கும் அதுக்குள்ளே நமக்கு வந்து அந்த காசு செலவாகும்போது 1 வேல கிடைச்சதுன்னா ஓகே, கெடைக்கலங்கிற பட்சத்தில வந்து அது ரொம்ப மன அழுத்தத்த குடுக்கும்.
நம்ம சமாளிக்கலால்ல. யா. அந்த மன அழுத்தத்த சமாளிக்கிறதுக்கு தானே அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லாம். உடனே ஏதாவது வேணுன்னா அத எடுத்து செலவு பண்ணிட்டு பீஸ்ஃபுல் லா நம்ம யோசிக்க முடியும்.
ஆமா அந்த மன அழுத்தத்த சமாளிக்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்டு பட் வேல வந்து சரியான வேல வந்து யாருக்கும் கெடைக்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு எடுக்கும். 3 மாசத்துலேருந்து 6 மாதம் எடுக்கும். ஏன்னா ஒருத்தவங்க இழந்த வேலைய திரும்ப எடுக்கிறதுக்கு வந்து அதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்பெனி யா இருக்கணும். அ சேலரி வந்து பழைய சேலரிக்கு ஈக்குவலா இருக்கணும். அதுபோக.
இப்போ எல்லாருமே 1 வேலை முடியிறதுக்கு முன்ன 1 வேலை நம்ம தேடிட்டு தான் அங்கே வந்து நம்ம. அப்ளை பண்றோம்.
ம்.

ம்.
ஆமா.
ஐயோ! நீங்க வந்து ஃபேமிலிக்கு முன்னாடி உங்களுடைய நண்பர்கள்கிட்ட முதல்ல சொல்லிருவீங்க.
ஆமாவே ஃபேமிலிக்கு வந்து வே ஃபேமிலி நண்பர்களுக்கு 2 பேருக்குமே தெரிய வந்துரும். சுற்றத்தார், உறவினர்களுக்கு வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னைக்காவது பார்க்கும்போது தெரியும். அவ்வளோதான்.
நீங்க சொல்றதற்கு முன்னாடியே நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்க நண்பர்கள் அதை கண்டுபுடிச்சுருக்காங்களா? உங்களுடைய
இல்ல, அந்த மாரி பண்றதுக்கல்லாம் வாய்ப்பு இல்ல. ஏன்னா, வேலை ஒருத்தர் திடீர்ன்னு வேலை இழக்குறதுங்கிறது வந்து, அந்த வேலை செய்றவருக்கே அதுவே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். அவருக்கே தான் முதல்ல தெரியும். அதுக்கப்புறம் அவரு சில டைம் நண்பர்கள், தூரத்துல இருந்து தூரத்து நண்பர்கள்ல்லாம் பகிர்ந்துகிட மாட்டாரு. தேவைன்னா சொல்லுவாரு. ஏன்னா நண்பர்களும் சில டைம் பார்த்தீங்கன்னா, டவுன் பிளே பண்ணுறவங்களும் இருப்பாங்க.
அ அதனால தான் நான் கேட்டேன். நண்பர்கள் கிட்ட நம்ம போயிட்டு, எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னாலும் அவங்களும் எப்படி ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதான் நான் யாரை சூஸ் பண்ணுவேன்னு
ஆமா. அது வந்து அ இது ஒரு வ வருந்தத்தக்க விஷயம்னால, பெரும்பாலும் நமக்கு யாரு வந்து கஷ்ட காலத்துல சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம இத்தன வருஷம் கூட இருந்ததுனால. அது வீட்ல இருக்கவங்கனாலும் சரிதான், நண்பர்கள்னாலும், உற்றார் உறவினர் உற்றார்னாலும், நம்மளோட கேரக்டரிஸ்க்கு யார் செட்டா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அவங்கட்ட தான ஷேர் பண்ணுவாங்க பெரும்பாலும்.
சரி, உங்களுக்கு வேலை இப்ப போயிடுச்சு, அப்படீங்கிற பட்சத்தில நீங்க வ முதல்ல உங்களோட மனநிலை எப்படி இருந்தது?
அது வந்து ஒரு பெரிய
அப்புறம் வந்து வீட்ல சொல்லும்போது அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க?
அ முதல்ல வந்து பெரிய ஷாக்கா இருந்தது. "ஓ! அப்படியா! நமக்கு இன்னும் ஒரு, 1 மாசத்துல ஒரு டெர்மினேஷன் லெட்டர் குடுத்தாங்கன்னா, ஒரு 1 மன்த்துல நமக்கு வேலை இருக்காது." அ உடனே ஒரு பரபரப்பு இருக்கும். எப்படி இமீடியேட்டா ஒரு வேலை தேடுறதுன்னு சொல்லிட்டு, அடுத்த வேலை தேடுறதுக்கான எல்லா அ செயல்களையும் செய்ய ஆரம்பிச்சிருவோம்.